பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் வந்து அன்றாட சமையல் இருக்குல்ல, அந்த சமையல் முறை மூலம் அந்த குடும்பம் எவ்வாறு இணைகிறது? இப்ப அதிகம் பார்த்திங்கன்னா, இப்ப டெய்லி இட்லி சாப்பிடுவோம், மதியானம் இது பண்ணுவோம். அப்பிடி சாப்பிடும்போது அவிங்களுக்கு வந்து, அவிங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள நம்ம செஞ்சு குடுப்போம் இல்லையா. இப்ப அது மூலமா நம்ம உறவு வந்து எப்படி சமையல் மூலமா எப்படி இந்த உறவுகள எப்படி வலுக்கறது? நம்ம இணைஞ்சு வச்சுக்கலா?
ஆமாங்க. இப்போ எப்டி இருந்தாலும் ஒரு வீட்ட லைவ்லியா வச்சுக்கிறது வந்துட்டு அந்த வீட்டோட சாப்பாடு தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ எனக்கு தெரியும் இப்போ என்னோட சொந்தக்காரங்க வீடுன்னு வச்சுக்கோ இப்போ எங்க பெரிம்மா வீட்டுக்கு போனா இந்த சாப்பாடு நல்லாயிருக்கு. அப்டின்னு சொல்லி தோணும் அதேமாரி அடுத்து எங்க பெரிம்மா அவங்களோட டேஸ்ட் வந்து எனக்கு தெரியும். ஏனா வந்து வீட்டுக்குள்ள போகிறப்பயே வந்துட்டு ஒரு தோசையோ எங்க பெரிம்மா வந்து ஒரு தோசையோ, ஒரு சட்னியோ எடுத்து வச்சாங்கனாலே, இது இப்படிதா இருக்கு. இதோட சுவை இப்படிதா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும்.
ஆமா, கண்டிப்பா. ஆமா. அப்படிதாங்க தெரிஞ்சு போயிடும் ஆமா. கண்டிப்பா. இப்ப நம்ம குடும்பத்தில உங்க குடும்பத்தில வந்து இந்த இந்த சாப்பாடுங்கிறது, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்க குடும்பம் வந்து கொண்டு போகுது? எல்லாரும் இணஞ்சு சாப்பிடும்போது, ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த இணைப்பு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா, இந்த சாப்பாடு விஷயத்தில தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா?
அது வந்துட்டு ஆ, ஆ. கண்டிப்பா நம்புறேன். எ எங்க அப்பா ரொம்ப விரும்புவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பொண்ணுங்குறதுனால, அவரு கூட உட்காந்து நான் சாப்பிடனும்னு சொல்லி நெனப்பாரு. அப்புறம் 3 பேர் இருந்தோம்னா, 3 பேருமே தான் உட்காந்து சாப்பிடுவோம். "அம்மா வந்து பரிமாறிட்டு, அப்புறம் சாப்பிடுவாங்க." அப்படில்லாம் இல்ல. த முன்னாடி வச்சிட்டு ஹால்ல 3 பேரும் சாப்பாட சுத்தி உட்காந்துகிட்டு ஏதாவது பேசிட்டு, சிரிச்சிகிட்டு, அதிகமா ட் சாப்பிடுற நேரத்தில ஏதாவது சத்தங் கேட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. அதனால டிவில்லாம் ஆஃப் பண்ணிட்டு, 3 பேரும் எதையாது கத பேசிக்கிட்டே தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி இல்ல எதாவது டிவி பாக்கணும், எதாவது புடிச்ச படம் இப்போ கூட படிக்காதவன் போட்ருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரே நேத்தோ முந்தா நேத்தோ டிவில, கேடிவில போட்ருந்தாங்க. அத பாத்துகிட்டே வந்து 3 பேரும் பேசிட்டு சாப்ட்டுட்டிருந்தோம். அந்த மாரி அந்த சாப்பாடு நேரம் வந்து அது ஒரு எங்களுக்கான நேரம்னு வச்சிக்கோங்களேன். முடிஞ்சளவுக்கு 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். தோசைன்னாலும் வந்துட்டு அவுங்க 2 பேரும் சாப்ட்டாங்கன்னா, நான் ஊத்துவேன். அப்புறம் நான் சாப்பிடறப்ப, அம்மா ஊத்தி தருவாங்க. அந்த மாரி மாத்தி மாத்தி ஊத்திப்போம். அ ஒருத்தவங்க தான் செய்யணும். அப்படிங்
ம். சரி. சரி. சரி. சரி, சரி. ம், ம். சரி. 2ஆவது, இப்போ சமையல் இப்ப சமையல் முறைகள்ன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா என்னென்ன சமையல் முறைகள் எப்படி முறையா சமைப்பாங்க? அ அதில வந்து நீங்க வந்து அதில ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்குறுவீங்களா? நீங்களோ, அப்பாவோ. ஒருத்தவங்க பூண்டு உரிச்சு குடுக்கலாம், ஒருத்தென் வெங்காயம் உரிச்சு குடுக்கலாம், இல்ல அ ஏதாவது அரைச்சு குடுக்கலாம் மிக்ஸில, இல்லை தேங்கா கூட திருவி குடுக்கலாம். இந்த சமையல் முறைல உங்களுடைய பங்கு உங்க இது மூலியமா எப்படி இணையுறீங்க? அதாவது, ஒரு சமையல சாப்பிடுறத விட, இப்போ எல்லாரும் ஒண்ணா கண்டிப்பா சமைச்சு வச்சு முன்னால உக்கார வச்சோம்னா, எல்லாரும் கண்டிப்பா சேந்து தான் சாப்பிடுவோம். இப்ப அதையெல்லாம் மீறி, இப்ப சமையல் பண்ணும்போது, அம்மாவுக்கு உங்களுடைய உதவி, அப்பாவுடைய உதவி அதில எப்படி குடும்பம் இணைந்து நீங்க செய்வீங்க?
ஆமா. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா நான் வீட்டில இருக்கேன், ஆ முன்னாடிலாம் நான் வந்து விடுதியில இருந்துட்டு, அப்பப்போ தான் வந்துட்டு போவேன். இப்ப வீட்டுல இருக்கிறப்போ என்னாகும்னா வந்துட்டு, எப்பயுமே காலையிலயா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, அம்மா சட்னியோ சாம்பாரோ வச்சுட்டாங்கன்னா, தோசை நான் தான் ஊத்துவேன். தோசை ஊத்துறது வந்து, அது என் டியூட்டி, தோசை ஊத்துறது நான் தான் ஊத்துவேன், இப்போ சப்பாத்தி போடுறப்ப கூட, நான் வேகமா தேய்ச்சிருவேன், அம்மா பக்கத்துல நின்னு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருவாங்க.
ம். சரி. ஆ. ம். அப்படியா? ம். ரொம்ப அருமைங்க அருமைங்க! பெண் பிள்ளைகள். இப்ப உண்மையிலேயே பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால எவ்வளோ சுலபமா அம்மாவுக்கு ஒரு உதவியா இருக்கு பார்த்தீங்களா! சரி வேறு என்னலாம் பண்ணுவீங்க? ஆ வே வேற என்னலாம் பண்ணுவீங்க?
பசங்களும் செய்வாங்கங்க எல்லாமே. அப்புறம் இப்ப சில நேரங்கள்ல வந்துட்டு நானே வந்து எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஏதாவது எங் எங்க அம்மா நல்லா செய்வாங்க. எல்லாமே நல்லா செய்வாங்க டிரடிஷனலா, ஆனா எனக்கு ஏதாவது கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிடணும்னு தோணுறப்போ, அதெல்லாம் நானே செஞ்சுப்பேன்.
ம். சரி. ம், ம். அப்படியா, என்ன செய்வீங்க?
நான் ஒரு ஒரு கடாய் பன்னீர் பண்ணுவேன், இல்ல ஒரு ஒரு பட்டர் மசாலா. கடாய் பன்னீர்.
கடாய் கறியா? அது அ சரி, எப்படி பண்ணுவீங்க அது?
கடாய் பன்னீர் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு, இந்த பிரியாணி மசாலா, கூட வந்து ஆனியன் டொமேட்டோ போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டு, கூட நீங்க ம மத்த மசாலா எல்லாம், மிளகாய் தூள் மல்லித்தூள், அதெல்லாம் நீங்க போட்டுட்டு, நான் எங்க அம்மா செஞ்சு வச்சிருக்கிற கறி மசாலா கொஞ்சம் போடுவேன். போட்டு நல்லா அது கிரேவி வந்துரும்ல, நம்ம நார்மலா ஒரு ஒரு கடாய் கிரேவி வந்துரும். அந்த கிரேவி வந்ததுக்கு அப்புறம், அதுல வந்து பன்னீர் வந்து நல்லா வீட்டுலேயே பண்ணுவேன். எனக்கு எப்பையுமே நான் பன்னீர் நானே தான் வந்து பண்ணிப்பேன். அம்மாவ பால் வாங்கிட்டு வர சொல்லி, பன்னீர் நானே பண்ணிப்பேன் பண்ணி வைச்சிட்டு. ஆனா என்
ம். சரி. சரி. ஆமா, ஆமா. அப்படிங்களா! பரவாயில்ல. ம். அது எப்படி எலுமிச்சம்பழம் புளிச்சு வுடு புளிஞ்சு விட்டு, இத இது பண்ணுவீங்களா? பால் காய்ச்சி.
ஆமா, எலுமிச்சைபழம் பிழிஞ்சு விட்டு பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பண்ணா வீட்டில பண்ற பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அத நம்ம அன்னைக்கே யூஸ் பண்ணீரணும், அவளோ தான். நம்ம அடுத்த நாளைக்கு வச்சுக்கக் கூடாது. அடுத்த நாளைக்கு வச்சிக்கிட்டா, அந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு உள்ளே இறங்கிரும்னு வைச்சுக்கோங்களேன். <inhales>
ம். ஆமா. ஆமா, ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. சரி. இத பண்ணிட்டு இத வந்து பிரியாணி மசாலா போடணுமா அதுல?
ஆ, பன்னீர் போட்டுட்டு பிரியாணி மசாலானா நான் என்ன சொல்றேன்னா, சும்மா கொஞ்சம் 2 பட்ட, ஒரு, ஒரு ஸ்டார் பூ, அந்த மாரி. ஒரு பிரியாணி இல. அது ஸ்டார்டிங் ல போட்டா அது கொஞ்சம் நல்ல ஒரு மணமா இருக்கும் நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆ.
ஓ! அந்தமாரி, அந்த மாதிரி, சரி, சரி, சரி, ம், ம், ம். ஆ, ஆ, சரி, சரி. அத போட்டுட்டு பன்னீர் போட்டு வேற வ இது பண்ணி கிரேவிமாரி போட்டு எடுத்துக்குருவீங்க. இப்ப இந்தமாரி கிரேவி பண்ணும்போது, அம்மா ஏதாவது உதவி செய்வாங்களா? இல்ல அப்பா வந்து ஏதாவது உதவி செய்வாரா?
ஆமா. நான் பண்ணுறப்போ, மேக்ஸிமம் நான் நான் வந்து ஒரு டிஷ் மட்டும் இப்பிடி போயிட்டு வந்துருவேன் கிட்சனுக்குள்ள அவ்வள தான். கடைசியில வந்துட்டு நீங்க மிளகு இருக்குள்ல மிளகு, அ சோம்பு எ எல்லாமே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். இல்ல, 2, 2 ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன், சோம்பு ரெண்டு ஸ்பூன், சீரகம் ரெண்டு ஸ்பூன் பொடி பண்ணிட்டு, கடைசியில ஒரு ஸ்பூன் எடுத்து அப்பிடியே மேல போட்டீங்கன்னா, நம்ப அந்த ஹோட்டல பண்றமாரி அதுக்கு ஒரு ஸ்மெல் வரும் <tsk> அந்த ஸ்மெல், அந்த ஒரு, ஒரு டேஸ்ட் வந்துரும்.
சரி சரி, சரி. அ, அ. ஆமா. ம். சரி. ஆ. ஆஹா! சரி, சரி. இப்ப இது வந்து என்ன அப்பால்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரா? நீங்க செஞ்சத அம்மால்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களா?
ஆ ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா ஒரு நேரம் இவ நமக்கு ரெஸ்ட் விட்டுட்டாடா, சாமின்னு சாப்புட்ருவாங்க
ஆஹ். <laughs> அதானங்க வேணும். பொழுதன்னக்கும் தான் அவுங்க உழச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே பெண் பிள்ளைங்க அந்த இருக்குற இடத்துல ஒரு பெரிய வரம் தான் சொல்ல முடியும். அம்மாக்களுக்குலாம் உண்மையிலேயே! அ ஏன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு முடியல சமைச்சிருமா, அப்பிடீன்னா, அழகா நீங்க சமைச்சு குடுத்துருவீங்கள்ல. அம்மாவையும் பாத்துக்கிருவீங்க, அப்பாவையும் பாத்துக்கிருவீங்க. அது ஒரு பெரிய பெண் பிள்ளைங்கள் வந்து ஒரு வரம் தான். உண்மையிலே என்னைய கேட்டா பெண் பிள்ளைங்கள் ஒரு பெரிய வரம். அ, சரி.
ஆமா. அப்புறம், சிம்பிளா ஏதாவது ஒன்னு. பசங்களும் செய்யுறாங்கங்க. இப்ப எல்லா பசங்களும் தான் செய்யுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கி இது செஞ்சேன், நான் வந்து இன்னைக்கி இந்தமாரி இப்ப இப்ப நாங்க எல்லாருமே வந்து விடுதியிலேயே இருந்துட்டு இப்ப தானே வீட்டுக்கு வரோம். நான் இன்னைக்கி சிக்கன் பண்ணேன், மட்டன் பண்ணேன்லாம் வந்து சொல்லுவாங்க.
அ. ம். ஆமா. ஆ, அப்பிடியா நீங்க தான் செய்வீங்களா? மட்டன், சிக்கன்லாம் அம்மாட்ட கேட்டு சமச்சிருக்கீங்களா?
சிக்கன் ஆ சிக்கன் கிரேவி பண்ணிருக்கேன். ஆனா நாட்டுக்கோழில்லாம் வந்து செஞ்சது இல்ல. அதெல்லாம் ஆனா கத்துக்குணும்னு இருக்கு எனக்கு. எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம், எங்க அம்மாவோட சுவையிலயே கத்துக்கணும். எங்க அம்மா எப்டி செய்றாங்க அந்தமாரி.
சரி. ம். ஆ, அதான் பாரம்பரியமா, பாரம்பரியமான ஒரு சுவைய உங்க உங்களுடைய இதுல நீங்க வந்து அத கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க.
ஆமா. ஏனா இப்போ நம்ம பார்த்து செய்றோம். இப்ப இந்த கடாய் பன்னீர்லாம் வந்துட்டு நான் மெட்ராஸ் சமையல் அவங்களோடது பார்த்து தான் வந்து பண்ணேன். அவங்களோட எக்ஸாக்ட் ரெசிப்பி அப்டியே நான் வந்து ஃபாலோ பண்ட்டேன். எந்த ஒரு இதுவும் இல்லாம எனக்கு புரியுது. அது ரொம்ப நல்லாருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் வெளில பார்த்து செய்றது நல்லாருக்கு. ஆனா நம்ம வீட்டோட டேஸ்ட் அதுல இல்லயோ அப்டின்னு எனக்கு தோணும்.
ஆ. பரவால்ல. ஆமா, ஆமா. கண்டிப்பா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கலா கர மசாலா சேர்த்துருப்பாங்க. அ இது வந்து அம்மாவோட கைப்பக்குவம் அரைச்ச மசாலா அம்மாவுடைய ஒரு சொந்த தயாரிச்ச மசாலா. அந்த வாசன எங்கே போனாலும் கெடைக்காது இல்லையா?
ஆமா. அதுதான் எனக்கு இந்த எங்க அம்மா செய்றது இதல் எல்லாமே சாதாரண சாம்பார் எல்லாமே வந்துட்டு எனக்கு வெளில சாப்ட்றதோட அம்மா வைக்கிறது கொஞ்சம் நல்லாருக்குனு எப்பயுமே தோணும். அம்மாவோட சாம்பார், கொழம்பு, புளி கொழம்பு எல்லாமே வந்துட்டு கருவாட்டு கொழம்பு இந்த மாரி சாதாரண ச சமையல் எல்லாமே எனக்கு எங்க அம்மாதுது தான் புடிக்கும். ரசம் கூட அம்மா செய்றதான் ரொம்ப நல்லாருக்கு அப்டின்னு எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீலா இருக்கும். அதனால எனக்கு ஆ
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அம்மாவுடைய சமையல்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சமையல் எது?
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப புடிக்கும். பூண்டு குழம்பு அதெல்லாம் ரொம்ப புடிக்கும்.
அப்பிடியா? அதலாம் கத்திக்கிட்டீங்களா இல்லயா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம்.
இல்லேங்க கத்துக்கல. ஆனா, கத்துக்கணும். எங்க அம்மாட்ட இருந்து மட்டும் தான் அத கத்துக்கணும் அப்பிடிங்கிற மாரி இருக்கு
ம். கத்துக்குன்னு <laughs> சரி, சரி. ம்.
காலையில பரபரப்பா செய்றாங்களா! என்னால அந்த நேரம் போய் அவுங்கள தொல்ல பண்ண முடியல. அதனால காய் மட்டும் நறுக்கி குடுத்துட்டு வந்துருவேன். இப்ப பூண்டு குழம்பு வேணுனா, நான் தான் பூண்டு உருச்சு தரணும். அப்ப தான் பூண்டு குழம்பு அதான் எங்க வீட்ல டீலிங் நீ உரிச்சி தரேன்னா, நான் செஞ்சு தரேன் அவ்ள தான்.
ம். ம். சரி. ஆ, ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அது கொஞ்ச செ வேலைகள் வந்து சின்ன, சின்ன வேல தான். ஆனா, அது உரிச்சு எடுக்கிறது கொஞ்ச அதெல்லாம் சேர்க்கணும்ல. பூண்டு எப்பிடியும் ஒரு கையளவாவது சேர்க்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கையளவாவது சேர்க்கணும். ஆமா அதெல்லாம் கொஞ்ச வேலைய செஞ்சு கொடுக்குறதுன்னா, ஈசியா அடிக்கடி கூட பூண்டு குழம்பு சாப்புட்லாம், நீங்க உரிச்சு குடுத்தா என்ன?
ஆமா. அப்புறம் சின்ன வெங்காயம். ஆமா. அதனால நான் அவ் அ நான் பூண்டே எடுத்துட்டு வந்து நான் ராத்திரி வெளியில வந்து வச்சனாலே எங்கம்மா கண்டுபிடிச்சுருவாங்க. என்ன பூண்டு குழம்பு வேணுமா உனக்கு அப்பிடின்டு, ஆமா இப்பெல்லாம் நானே போய் உரிக்க ஆரம்பிச்சிர்றது. நீங்க சொல்லி அத ஏன்? அப்பிடின்னு.
<laughs> ஓ! <breath> ஆ. செய்ய வேண்டாம். ஆனா, நான் செஞ்சு வச்சுட்டு க வச்சிட்டேன்னா, நீங்க வந்து செஞ்சு குடுத்துருங்க, அவ்ளோ தான்.
ஆமா.
செ சம செம்ம இது அசைவத்தில உங்களுக்கு அம்மா என்ன மாரிலாம் செஞ்சு குடுப்பாங்க?
அம்மா அசைவம் நல்லா செய்வாங்க. அ அம்மா மீன் குழம்பு நல்லா வப்பாங்க. அவுங்க மீன் கொழம்பு எங்க ஊர்ல வைக்கறது. அதாவது இந்த கொங்கு மாவட்டத்தில வைக்கிற மாரியும் இருக்காது கேரளால செய்ற மாரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் மீடியமா கொஞ்சம் புளிப்பு தூக்கலா வந்து மீன் கொழம்பு செய்வாங்க.
ம். அ. ஆ. மீன் எப்பவுமே புளிப்பு வந்து ரொம்ப தூக்கலா இருக்கணும். காரமும் அதேமாரி காரமா தூக்கலா இருக்கணும். அப்பதான் மீன் குழம்பு நல்லாருக்கும். சரி, இப்ப நீங்க மீன் குழம்பு வைக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்போமே பாத்தீங்கன்னா சமையலறையில நம்ம சாப்பிடும்போது மட்டும் இணையக்கூடாது. அப்பப்ப நம்ம வந்து 3 பேரும் அப்டியே கலந்துக்கிட்டு, பேசிக்கிட்டு, சமையல் காட்டுக்குள்ள அந்தமாரி அ இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். அதாவது இருந்த இந்த நேரம் எப்போ கிடைக்கும் அப்டின்னா, ஞாயிற்றுக்கிழம கண்டிப்பா கிடைக்கும் எல்லாருக்குமே. இப்போ அந்த சமயத்தில இந்த மீன் குழம்பு வைக்கும்போது பாத்தீங்கன்னா, மீன் வறுப்பாங்க தெரியுமா?
ஆமா. ஆ. ஆமா. ஆ. மீன் ஒ பொறிச்சு போடுவீங்களா? உங்க வீட்ல எங்க வீட்ல சும்மா போட்ருவாங்க.
ஆமா பொறிச்ச மீன். <chuckles> அப்படியா! வறுக்க மாட்டீங்களா?
மீனு தனியா வறுப்பாங்க பொறிப்பாங்க. ஆனா கொழம்புல போடுறதுக்கு ம் ப்ரா மீன் தான் போடுவாங்க.
ஆமா, ஆமா. தனியா பொறிப் தனி ஆமா, கொழம்பு தனியா, இப்ப வறுக்கிற தனியா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே ஒரு விஷயம் நடக்கு என்ன தெரியுமா? அம்மா, பொறிச்சு "உப்பு இருக்கான்னு பாரு” அப்டின்னுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆளுக்கொரு கிண்ணத்த எடுத்துட்டு போயி, எங்க வீட்ல பசங்க 2 பசங்க இருக்காங்கன்னா, ஆளுக்கு ஒரு கிண்ணத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. "அம்மா, சாப்பாட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மொதல்ல எடுத்து குடு, டேஸ்ட்டு பாத்துக்கலாம்” அப்படின்னு அது ஒரு நம் நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். அம்மாக்களுக்கெல்லாம் அந்த தக்கா தட்டு எடுத்துட்டு போய்ட்டு வரது, பொறிச்சு வைக்கிறதுக்குள்ளயே ஒண்ணு எடுத்துட்டு போறது, திரும்ப அவன் வர்ரது. இப்ப அந்த மாரி நீங்க வந்து வறுத்து எடுக்கும்போதே, நீங்க வந்து நீங்க அப்பாலாம் கொண்டு போய்ட்டு அந்த மாரி இணஞ்சி சாப்ட்ருக் ம் சாப்டுவீங்களா?
ஆமா. ஆமா. ஆமாமா. ஆ சாப்ட்ருவோம். நான் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு வந்துருவேன். உங்களுக்கும் வேணுமா? இருங்க நான் தரேன். வச்சுக்கோங்க.
ஆ அதுதான். அதுதான். அந்த சின்ன சின்ன சந்தோஷம் வந்து அந்த இடத்துல கெடைக்குதுல்ல! அதுக்காக தான் கேக்குறேன் சரி, சரி இப்ப அம்மாக்கு ஆ
ஆமா. ரொம்ப நல்லாருக்குல்ல, நான்வெஜ் சமைச்சு வச்சு சாப்பிட்றது.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, நம்ம உக்காந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஒரு அது ஒரு அழகான மொறதான். இருந்தாலும், இந்த மாரி சின்ன, சின்ன விஷயம், சின்ன சின்ன சந்தோஷம் ,சாப்பிடும்போது ஒண்ணு பொரிக்கும்போதே பொறிச்சிட்ருக்கும்போதே எடுத்துட்டு போறது, அ அப்புறம் இன்னும் கொஞ்சம் வையுமான்னு 2 எடுத்துட்டு போறது. அப்புறம் அப்பா வந்து ஒரு தட்டுல எடுத்துட்டு போயிட்டு, நின்னுக்கிட்டே சாப்பிடுறது, நடந்துக்கிட்டே சாப்பிடுறது அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான.
ஆமாமா, ரொம்பவே நல்லாருக்குனு வச்சுக்கோங்களேன், வீடே வந்துட்டு, ஒரு மாரி மகிழ்ச்சியா இருக்குற மாரி இருக்கும், ஏனா நாங்க ர நாங்க 3 பேருமே வீட்ல வந்து ஒரு சில நாட்கள் தான் இருப்போம், அப்பா வெளில இருக்காங்க. வாரத்துக்கு 2 நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க, மீதி நாள்லாம் நானும் அம்மாவும் தான், நாங்க 2 பேர் இருந்தா, 2 பேத்துக்கு என்ன செய்றதுன்னே எங்களுக்கு தெரியாது, நான் அம்மாட்ட சொல்லீருவேன், நீ 2 சமையல், 3 சமையல்லாம் வேணாம், காலையில சாம்பாரோ, ஏதோ ஒரு குழம்பு வச்சிங்கன்னா, நைட்டு நம்ம அதுக்கு தோச ஊத்திக்கலாம், மதியானம் அதுக்கும் காலையத்துக்கும் சாப்பாடு வச்சுக்கலாம் போதும்.
ஆ. கண்டிப்பா. ம். ம். ம். சாப்பட்டுக்கலாம். ஆமா பொழுதனைக்கும் கிச்சனேயே நிக்க வேண்டான்றுவீங்க.
ஆமா. அதிகமா எங்க அம்மா வந்தனால ரொம்ப கம்மியான நேரம் தான் வச்சுக்கோங்களேன், காலையில 1 மணி நேரம் வந்து எங்க 2 பேத்துக்கும் பரபரப்பா இருக்கும். அவங்க கிளம்பிட்டு இருக்கிறப்போ ஏதாவது வந்து தாளிச்சுட்டு இருப்பாங்க, நானும் போய் அவங்க வச்சுட்டு போய்ட்டாங்கனா, அத கிளறிட்டு நின்னுட்டே இருப்பேன். அப்புறம் வேல முடிச்சிட்டு அப்டியே வந்து 2 பேருமே ஃப்ரீ ஆயிரும். <chuckles>
சரி, சரி. சரி, சரி. பரவால்ல! ரொம்ப அழகா வழக்கமான சமையல் முறையில, எங்க குடும்பம் எப்டிலாம் இணைஞ்சிருப்போம்? ஆ சாப்புடுற சம் சாப்புடுற நேரத்துலயா இருக்கட்டும், சமைக்கும்போதும், எங்க குடும்பம் எப்பவும் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷம் அதில எனக்கு நெ ரொம்ப மன நிறைவோட இருக்கும் அப்டிங்கிறத, அழகா சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க.